கண்டிப்பா நான் சொல்றேங்க. ஆ எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஆ ஒரு பெரிய பொறுப்பு என் தலையில வந்து விழுந்துச்சு. அத நானா தான் எடுத்துக்கிட்ட சொல்லப்போனா. அ. ஆமாங்க. அது என்ன மாரி பொறுப்புனாங்க, என்னோட அப்பா வந்து பார்த்தீங்கன்னா அ ஒரு 2,3 பிஸ்னஸ் பண்ணிட்டுருந்தாருங்க. அ. திடீர்னு பார்த்திங்கன்னா ஆமாங்க. நான் வந்து பள்ளி பருவத்தில படிச்சுகிட்டுருக்கும்போது அந்த பிஸ்னஸ் லா ஓடிட்டிருந்தது. அ. நான் வந்து பார்த்தீங்கன்னா விவரம் தெரிஞ்ச வரைக்கும் எங்களுக்கு கஷ்டம்னா என்னன்னா தெரியாதுங்க. எங்க வீட்ல எல்லாமே இருக்கும்.
அப்படிங்களாங்க? அடடா! 2,3 ஆ சரிங்க. அதான் ரெண்டு, மூனுணா அவங்க நிறைய ஓடியிருப்பாங்க, உங்களுக்கு கிடைக்கும், ஏத்ததலாம் கிடைச்சிருக்கும்.
<laughs> ஆமா. ஆமாங்க. அது எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைன்னா, அதாவது ஒரு நாள் வந்து எங்க அம்மா அப்பா வந்துட்டு ஒரு ஃபங்க்ஷனுக்காக போயிட்டாங்க. அப்போ எங்க அம்மா என்ன பண்ணாங்க அவசரத்துல, வி அ பீரோவ பூட்டிட்டு சாவிய வந்து அ மெத்தைக்கு அடியில போட்டு போனது நான் பார்த்துட்டன். அ "சரி நம்ம வந்து என்னதான் அம்மா வச்சிருக்காங்கன்னு" போயிட்டு மெயின் டோர்லாம் சாத்திட்டு அம்மா வரதுக்குள்ள குடு குடுன்னு போய் அந்த பீரோவ தொறந்து பார்த்தன். ஆ. தொறந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த உள்ட்ராவுல தொறந்து பார்த்தா பணம், நகை கட்டுக்கட்டா வச்சிருக்காங்க. அப்படி ஒரு வாழ்க்கை. அப்படியெல்லாம் பார்த்து வளர்ந்தேன். அ ஒரு எடுத்துக்காட்டுக்காக சொல்றன். அ இதெல்லாம். ஆ <laughs> இப்படிலாம் பார்த் அ. ஆமா.
ம். ம். ம்ஹ்ம். ஆஹா. ஆஹா. அ. அ. அ. ஆஹ. இல்ல, இல்ல புரியுது. ஏன்னா, நானும் இத பார்த்துருக்கேன். <chuckles> ஏன்னா அந்த பெட்டுக்கு கீழே, அந்த பீரோலுக்குள்ள அப்புறம் பீரோலுக்கு மேல இருக்க பேகுல. அந்த மாதிரி நானும் பார்த்துருக்கேன் எடுக்கும்போது.
<laughs> அப்படிலாம் பார்த்துட்டு அது என்னன்னு கூட அந்த வ வ வயசுல தெரியாம அந்த பணத்தலாம் எடுத்து வச்சு விளையாடிட்டுலாம் எடுத்து உள்ள வச்ச காலம்லாம் இருக்கு. நான் இத ஏன் சொல்றேன் அப்படின்னா, எங்க வாழ்க்கைய நாங்க அப்படிலாம் பார்த்து வாழ்ந்து வந்தோம். ஒரு ஸ்கூல் முடிக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 8 க்கு மேல பார்க்கும்போது எங்க அப்பா வந்துட்டு ஒவ்வொரு பிஸ்னஸா அப்படியே லாஸ் ஆறது வந்து என் கண்ணு முன்னாடி தெரியுது. ஆனா, வந்து என் அக்காவ மட்டும் தான் வீட்ல ப பையன் இல்ல எதுவும் கேள்வி கேட்க முடியல. ஒரு வேள எனக்கு எங்க அண்ணா அந்த மாதிரி இருந்தாங்கன்னா கூட கேட்ருப்பாங்க. நாங்க 2 பேருமே பொம்பள புள்ளை எங்களுக்கு என்ன நடக்குதுன்னு தெரில.
ம். சரிங்க. ஐயய்யோ! அ. கேள்வி கேட்க நமக்கு முதல்ல தெரியாது. ஆ அப்பான்னா சார் நல்லாதான இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான நமக்கு தெரியும்.